கண்டிப்பாங்க. இப்ப நீ உங்கள பொறுத்தவரைக்கும் அவுங்க பகிர்றது வந்து, உண்மையான அவுங்க மனநிலையில தான் அப்ப அதுதான் உண்மையான கேரெக்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப, அ என்னுடைய தோழி ஒருத்தி வந்து அவளோட, அவளுடைய கணவன் வந்து இறந்துட்டாரு. சின்ன வயசுதான் அவளுக்கு ஆகுது. அ அந்தப் பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்தப் பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா வேலை செய்ய, வேலை செஞ்சிட்டு, அதாவது ஊரு விட்டு, மாநிலம் விட்டு, வேற மாநிலம் போய் வேலை பார்த்தது. அந்தப் பொண்ணு எப்ப பார்த்தாலும் காதல் பாட்டா வச்சிட்டுருந்திருக்காட்ருக்கு. காதல் பாட்டுல மெலோடி இருக்கும் இல்லீங்களா! மெல்லிசைப் பாட்டு அந்த மாரி ஆனா, இது வந்து, அவுங்க நிர்வாகம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா திட்டிருக்காங்க. நீ எப்பிடி இந்தமாரி, இந்தமாரி பாட்டா வைக்கலாம்? உன்னுடைய. அ, ம். உ உன்னோட மாணவர்கள்லாம் இதப் பார்த்தா மாணவர்கள் மட்டுமல்லாம, அவுங்க பெற்றோர்கள்லாம் பார்த்தா நம்பளப்பத்தி என்ன நினைப்பாங்கன்றமாரி கேட்டுருக்காங்க. இது அவுங்களோட தனிப்பட்ட உரிமை இது. இந்தமாரி பாட்டு வைக்கிறதா இருக்கட்டும், கேட்கிறதா இருக்கட்டும். அப்போ உங்க அ நான் அந்தப் பொண்ணு, அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளில வந்து வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுச்சு. அங்க போயுமே அந்தப் பொண்ணு அந்த மாரிதான் பாட்டு எல்லாம் வைக்குது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் அந்தப் பொண்ணோட நேச்சரயே அப்பிடித்தானாட்டுருக்கு. அந்த ல அந்த, அந்தப் பாடல் வரிகள வைக்குது அப்பிடின்னு. நீங்க வந்து எப்பிடி பார்க்குறீங்க? அதாவது உண்மையாலுமே அவுங்க, அவுங்களுடைய மனநிலையும் அந்தமாரிதான் இருக்குமா? இல்ல மக்களுக்கு ஏத்த மாரியும் நேரத்துக்கு ஏத்த மாரியும் மாறிப்பாங்களா?
ம். ம். ம். சரிங்க. ஓ! அ, சரிங்க. ம். ஓ! சரிங்க. ஆமாங்க. மெல்லிசை பாடல்கள். ம். அச்சச்சோ! ஆமா. ம். ம். அ. இருக்கலாம். ம். அ, உண்ம தாங்க. ம். ம். அ இப்ப அவுங்க வந்து வச்சது வந்து அவுங்களுக்கு வந்து ஒரு விருப்பமான ஒருதாக்கூட இருக்கலாம். மெல்லிசைன்றது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்காகக் கணவரை இழந்துட்டாங்கன்றதுக்காக நான் எல்லா எல்லாத்தையும் துறக்கணும். இது நம்ம என்ன அந்தக் காலத்துலயா இருக்கோம்? எல்லாத்தையும் துறந்திறணும். அ எதையுமே எதுவும் பிடிக்காது. திருவிழாவுக்குச் சேராது. எது? அப்புட்ல்லாம் இருக்குறதெல்லாம் இருந்தோம்ன்னா, உண்மையாவே இப்ப இருக்குறதுல வந்து நம்மளால வாழ முடியாது. நமக்குன்னு ஒரு உ அ சுவை இருக்கும். நம்ம ரசிக்கணும் அப்பிடின்னு நம்ம நினைக்கத்தான் செய்வோம். அந்த மாதிரி அவுங்க ரசிச்சிருக்கலாம். அம், ஆனா அந்தப் பகிர்வது, அ அவுங்களுக்கு ஏன் அது விருப்பமா இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா, நமக்கு வந்து, அ நம்ம தனிப்பட்ட முறையில பாட்டு கேட்டுக்கலாம், அப்பிடின்னு நம்ம நினைப்போம். நம்மளுடைய சூழல்ல. அ அத பகிரணும்னு நமக்கு எண்ணம் இருக்காது இல்லயா! ஆனா, அவுங்களுக்கு அந்த எண்ணம் வந்து எதனால இருக்குன்றது வந்து அவுங்களுடைய தனிப்பட்ட முறையில தான் அவுங்களுக்கு தெரியும். எதுக்காக அவுங்க வந்து பகிர்ந்தாங்கன்னு. ஏன்னா வந்து அ ரசனைன்றது வந்து நம்ம குடும்பத்துல வந்து இருந்து அ ந நம்ம நமக்குத் தனியா ஒரு ரசனை இருக்குன்னா நம்மளோடயே அத நம்ம வச்சுக்குவோம். பகிர்ந்துக்குவோம். நம்ம அந்தமாரி தான் செய்வோம். இது எல்லாருக்குமே வந்து தெரியணும் அப்பிடின்னு நம்ம ந நினைக்கமாட்டோம். ஒரு குறிப்பிட்ட விஷயமே சரி எல்லாமே! ஆனா, ஒரு சில பேர் நீங்கச் சொன்னமானிக்கி எல்லாத்தையுமே வந்து பகிர்வாங்க! அவுங்களுடைய த அ இன்னக்கி அ வெளிய போனாங்களா, நாங்க இந்த Facebookலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வயது <chuckles> அதிகமா இருக்குறவங்க தான் இருப்பாங்க. இந்த 50 வயது உள்ளவர்கள்லாம். "நான் இன்று இங்கே சென்றேன். நான் இங்கே போனேன்!" அப்பிடின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மையாவே ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா, நாளைக்கு வந்து ஏதாவது தெரியாதவங்க, இம் இவுங்க அங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு, ஒரு நகை. திருடனா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அத பாத்துட்டு, அங்க போய் அதெல்லாம் வந்து அ அதுல பகிரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு சில அதாவது ஃப்ரைவசின்னு இருக்கு இல்லயா? அத வந்து என்னைக்குமே வந்து சமூக ஊடகங்கள்லயோ! எதிலயோ! வந்து பகிரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ஓஹோ! ம், ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ம். ம். ஆமா. கண்டிப்பாங்க. ம்.